ம். அதாவது, நம்ம லைஃப்ல வந்து நம்ம வேலையே ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இப்ப நெறையா அ அதுல வந்து நம்ம வந்து ஏ. ஐ. நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றும்? இப்ப அதுதான் இப்ப நெறைய இப்ப நம்ம எல்லா விஷயத்துலயுமே இருக்கு. அ எப்படி அது வந்து மாற்றும்? நீங்க அதுலேருந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க?
கண்டிப்பா. நெறைய விஷயங்கள் வந்து இந்த தொ செயற்கை நுண்ணறிவுன்னு வந்ததுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, அ கடந்த ஒரு 5 வருடங்களா நெறைய மாற்றங்கள் பார்க்க முடியுது. அ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தொடக்கதுலெல்லாம் வந்து நம்ம ஒரு வங்கிகள்லயோ, இல்ல ஒரு தொலை சா தொலைபேசி சார்ந்த எதாவது பிரச்சனையினா, நம்ம எந்த நிறுவனத்துக்கு நம்ம அவுங்களோட வாடிக்கையாளர் சேவை மையத்துக்கு அழச்சோம் அப்பிடின்னா, அங்க வந்து வேற ஒரு மனிதர்கள் இருப்பாங்க. அவுங்க நம்மளோட குறைகளுக்கு அ வந்து பதில் கொடுத்து, நம்ம பிரச்சனைகள தீர்ப்பாங்க. ஆனா, இன்னைக்கி எப்படி இருக்குன்னா, எல்லா இணையதளங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏ. ஐ. அ கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நம்ம போனாலே வந்து மொதல்ல, அந்த அவுங்களோட அந்த செயற்கை நுண்ணறிவுதான் நம்மட்ட பேசுது. நம்மளோட குறைகளுக்கான வாய்ப்பு குடுக்குது. அதுக்கப்பறம் நம்மளால தீர்க்க முடியாத கொ அதால தீர்க்க முடியாத குறைகளுக்கு மட்டுந்தான் மனிதர்கள்ட்ட போகுது.
ம். சரி. ஆமா. ஆமா.
அ இது எப்படி இருக்குன்னா இந்த துறை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இவுங்க எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஏ. ஐ. ஸ் ஸ் செயற்கை நுண்ணறிவோட முன்னேற்றத்துக்காகவும், அத இன்னும் திறம்படுத்துறதுக்காகவும், நெறைய முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துலலாம் என்னாகும்ன்னா, இன்னும் எதிர்காலத்தில வந்து, இன்னைக்கி இருக்கிற கொஞ்ச நஞ்ச மனிதர்கள் வேலையும், அந்த வாடிக்கையாளர் சேவைத் துறையிலேருந்து கண்டிப்பா மாத்திருந்தான் நான் நெனைக்கிறேன்.
ஆமா, ஆமா.
அதுபோக பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப உதாரணத்துக்கு இந்த நம்ம டேட்டா என்ட்ரி மாரி வேல பார்க்குறாங்கல்ல. அதாவது எ தொடக்க நிலை வேலையாளர்கள் அதெல்லாம் நெறையா இன்னைக்கி டேட்டா என்ட்ரி வேலலாம் பார்த்தீங்கன்னா, அ அத கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வராங்க. எப்படி அது வந்து மிஷின்களே வந்து செய்றமாரி. இல்ல, கணினிகள்ல வந்து நேரடியா நம்ம ஒரு ஒரு டாக்குமெண்ட்ட பதிவேற்றம் பண்ணாக்கூட போதும். அதில இருக்கிற டேட்டாவ எடுத்து அதாவே வந்து அ சேர்த்து வச்சிக்கிடுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுறோம்
ஆமா. இதில இப்ப இந்த மிஷினே எல்லா வேலையும் பார்க்கறனால, வர வர எதிர்காலத்தில வந்து வேலைவாய்ப்புக்கு வந்து எதுவும் பிரச்சனைகள் வருமா?
ம். கண்டிப்பா வரும். ஏன்னா வந்து, அ அதில நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, வந்து நம்ம ஆல்ரெடி இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த க வாடிக்கையாளர் சேவைகள் துறையில உள்ளவுங்க பாதிக்கப்பட்டுருக்காங்க. அது போக இப்ப வெளிநாடுகள்லல்லாம் பார்த்தீங்கன்னா, கார் உற்பத்தி தயார் பண்ற நிறுவனங்கள்ல வந்து இந்த பிரச்சனை அதிகமாயிருச்சு. அ மிந்தி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த முக்கியமான ஒரு கார் இப்போ ஒரு பாடி இருக்குன்னா, அந்த பாடிக்கு வெல்டிங் அடிக்கிற வேல இதுதான் வந்து மிஷின்களே செய்யும். ஏன்னா, அந்த அளவுக்கு அதில அ குறை எதுவும் இருக்கக்கூடாது ஃபினிஷிங் வேணுங்கிறதுக்காக.
சரி. ஆமா.
இப்ப எ என்னன்னா, இனிமேல் வந்து இந்த லைன்ல வந்து அந்த வான்னு வாகனங்கள வந்து அந்த பொருத்துற வேலையில கூட மிஷின்கள் வர்றதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படி இருக்கும்
அதனால எல்லாருடைய வேலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அ சந்தேகந்தான். என்னயா மிஷின வச்சே பார்த்துக்கிற மாரி வரும்னு நெனைக்கிறேன்.
ஆமா. ஆனா அதுக்கு பொருட்செலவு அதிகமாகும். ஆனா என்னன்னா இது என்னன்னா இப்ப எப்படி ஒரு நிறுவனம் வந்து பு ஒரு, ஒரு நீண்ட கால திட்டத்தில வந்து திட்டமிட்டு ஒரு வாகன உற்பத்தி தொழிற்சாலைன்னு அவங்க இடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 5,000,00,00,000, 10,000,00,00,000 ரூபாய் முதலீடு பண்ணுவாங்க.
ஆமா.
அந்த மாரி, இதுக்கும் முதலீடு பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அதோட வெற்றிய வந்து அவங்க கொஞ்சம், கொஞ்சமா தான் எடுப்பாங்க. ஆனா, அதே நேரத்தில இவங்க வேலை இழந்தாலும், இன்னொரு இதுக்கு எதிர்மாறியான பிரச்சனை என்னன்னா வந்து, இப்ப ஒரு வாக ஒரு நிறுவனம் வந்து ஆள்க்கள கொறைச்சு இயந்திரங்கள வச்சு எல்லா வேலைகளையும் செஞ்சு, ஆள்க்களோட வேலைய பிடுங்கும்போது என்னாகும்ன்னா, அவங்க எப்படி செலவழிப்பாங்க அதுக்கு அடுத்து?
ம் கண்டிப்பா.
இவங்க நிறுவனம் தயாரிக்கிற பொருட்கள வாங்குறதுக்கும் ஆட்கள் வேணுமல்ல.
ஆமா.
ஆ. அந்த ஒரு கேள்வியும் இருக்கு.
இப்ப நீங்க இப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இது வந்து அ இது வந்து அ இது வந்து மிஷின மட்டுமே நம்பக்கூடாது. மனிதருடையது ரொம்ப முக்கியம்ன்னு நெனைக்கிறீங்களா?
ஆமா. நம்ம எல்லாத்தையும் மிஷின்கள் கையில குடுத்தோன்னா, நாளைக்கு அந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது என்னன்னா, தனக்கு நம்ம குடுக்கப்பட்ட அ தகவல்களின் அடிப்படையில நமக்கு பதில் சொல்லும். ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள தான் அது எடுத்து சொல்லும். ஆனா, என்ன பண்ணுனா மத்த நம்ம இது வரைக்கும் எ அ பல வருடங்களா உபயோகிச்சிட்டு இருக்கிற இப்ப பொதுவான தகவல் தேடும் தளங்களான இணையதளங்கள் இருக்குல்ல. Google இந்த மாரிலாம், அதெல்லாம் வந்து தகவல்கள மொத்தமா காட்டும். ஒரு வேளை இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து இப்ப சென்னையில வந்து விலவாசி ஏக ஒரு எந்தெந்த இடத்தில இடம் வாங்கலான்னா, அதுவே தகவல்கள் பலதரப்பட்ட இணையதளங்கள தான் குடுத்தது. இப்ப இந்த செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு என்னன்னா, அதுவே ஆராய்ச்சி பண்ணி அதிலேருந்து ஒரு முடிவு எடுத்து கொண்டு வருது.
ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா.
அப்ப அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு. நீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது இந்த செம ஸ்மார்ட ஃபோன், இந்த இணையதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த 20 வருடங்களா தான் வந்துரு வந்ததே அதிகமா. இந்த 20 வருடத்திலே இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிங்கிற பட்சத்தில இன்னும் எதிர்காலத்தில நீங்க யோசிச்சு பாருங்க நெறைய வேலைகள்ங்கிறது கண்டிப்பா பாதிக்கப்படும்.
ஆமா, ஆமா. கண்டிப்பா.
ஆனா, அதே நேரத்துல சில வேலைகள் உருவாகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கி
ஆமா. இப்ப நீங்க சொன்னமாரி பார்த்தீங்கன்னா, இப்ப மிஷினு இப்ப இவ்ளோ விஷயத்த வந்து நமக்கு சேகரித்து குடுக்குது. அத நினைச்சாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாவும், பெருமையாவும் இருக்கு. அ 2 இப்ப இதனுடைய இந்த வேலைய வந்து நம்ம மனிதர்கள் வந்து செய்ய முடியாது. ஏன்னா, ரொம்ப நுணுக்கமா செய்ய முடியாது இல்லயா! செய்வாங்க, நுணுக்கமா செய்ய முடியாது இல்லயா!
ஆமா. மனிதர்கள்ங்கிறது வந்து இதில வந்து வேலைய செய்யும்போ செய்யறது வந்து அ இல்ல. அப்படி கிடையாது, மனிதர்கள் செய்ற வேலைய மனிதர்கள் தான் இந்த ஏ ஐ யயே உருவாக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ அதுக்கு தேவையான விஷயங்கள தயாரித்து, அதை தயார் பண்ணுறதெல்லாம் அதுதான். ஆனா என்னன்னா வந்து அது 10 பேரோட வேலைய ஒரு வேலைய செய்யும்போது, என்னென்னா? ஒ
ஆ. அதுதான் சொல்ல வரேன், அதுதான். ம். ஏன்னா, வேலையுடைய நேரத்தை உடைய வந்து குறைக்கிது. நேரத்தயுடைய ஆமா.
அப்படி. அது யாருக்கு இதனால லாபம்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில பெரும்பாலும் லாபம் அடைறது என்னன்னா, தனி நபரு தான். அந்த நிறுவன முதலாளிகளுக்கு தான் இதில லாபம். ஆனா, ஒரு சமூகமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குதுல்ல.
ஆ. ஆமா. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும்ல. எல்லாரும் போ ஆ வேலை வாய்ப்பு இருந்தா தானே எல்லாரும் அவங்கவங்க குடும்பத்த இது பண்ண போ முடியும்.
கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ ஐ ங்கிறது வந்து, ஒரு செயற்கை நுண்ணறிவு மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு இப்போ இன்னைக்கு இந்த துரித உணவுகள் குடுக்கிற இதா இருக்கட்டும். இல்ல நம்ம வந்து 10 நிமிசத்துல வந்து குரோசரி கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவியல் மாற்றத்தோட ஒரு வெளிப்பாடு தான் அது.
கண்டிப்பா.
ஆ. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுனா, உங்களுக்கு வேலைகள இளைஞர்களுக்கு, இப்ப இதே நிறைய படித்த இளைஞர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அ வே வேலை கிடைக்காம தொடக்க முந்தி எல்லாம் நான் வளர்ந்த நேரத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா, தொடக்க நிலை வேலைகள் நெறைய இருந்தது. நம்ம ஒரு நிறுவனத்தில போய் கூட ஒரு ஒரு டேட்டா என்ட்ரி யோ இல்லாட்டின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பதவியாவது, ஒரு பியி படிச்சவங்க போய் வேல பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அவங்க அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேலைய கத்துக்கிட்டு அடுத்தடுத்து மாற போ முடிஞ்சது. இப்ப என்னான்னா, அந்த மாதிரி வேலைகள் ரொம்ப கொறஞ்சதுனால, இவங்க வந்து வேலை இல்லங்கறக்காக என்ன உணவு டெலிவரி இந்த மாதிரி முற்றிலும் சம்மந்தம் இல்லாத, ஒரு பயன் இல்லாத வேலைக்கு போற மாரி தள்ள நிலைக்கு தள்ளப்படுறாங்களே.
ஆமா. ஆமாமா, ஆமா. எவ்ளோ பேர் படிச்சுட்டு அடேயப்பா! அதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப இதா இருக்கு. எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த சீட்ட வாங்குறதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க? அ அந்த பள்ளி படிப்பா இருக்கட்டும். அதெல்லாம் ஓ படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? அடேயப்பா! அத படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.
ஆமா. அ அதே நேரத்தில ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இப்ப நமக்கு வந்து ஒரு இப்ப எப்படி நமக்கு ஏ ஐ வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இப்ப நான் ஒரு ரெஸ்யூம் வந்து எனக்கு ஒருக்கு உருவாக்கணும் அப்படின்னா, நான் வந்து மிந்திலாம் வந்து நான் அதை மெனக்கட்டு நானே உட்காந்து வேலை பார்க்கணும். இப்ப வந்து நான் அந்த ஒரு செயலிகள்லே போட்டேனாலே, அதே ஒரு விதமா மா அடிச்சுக் கொண்டு வருது சரியா ரெஸ்யூம்.
ஆமா, ஆமா. கண்டிப்பா.
அதே மாரி எனக்கு வந்து நான் ஒரு ஒரு தடவை டாக்டரு பார்த்துட்டு எனக்கு பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தேன். இரத்தத்துக்கான இது ரிப்போர்ட் ஒண்ணு. அத எடுத்துட்டு வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அதை வந்து, நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அ செயலியில அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, அது அதுவே காட்டுது, இந்த இந்த பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சரியா இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு ஆமா. அ எனக்கு முழுசா தெரியாட்டாலும் சரி இந்த இதுக்கு இந்த குறிப்புக்கு வந்து இதுதான் பதிலுங்கிறது எனக்கு தெளிவா தெரிய வந்தது.
சரி. அப்படியா! சரி. ம். பரவால்லையே எவ்ளோ ஒரு விஷயம். உண்மையிலே அது ஒண்ணுமே சொல்ல முடியலலே இப்ப, அது வந்து நல்லதா? கெட்டதா? எதுவுமே யோசிக்க முடியல.
ஆமா. அ அந்த மாரி பிரச்சனை இருக்கனால அது ஒரு நல்ல விதம்னு நான் சொல்லுவேன். இன்னொன்னு என்னன்னா, எதிர்காலத்தில எப்படி இருக்கும்னா, இப்ப மருத்துவத் துறையலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப அ நெறைய பேர் வந்து இந்த வா வா அ க எப்படி இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு உணவகத்துக்கு போனோம்னா, அன்னைக்கு பெரிய உ ஷாப்பிங் மால்ல உள்ள இடத்துக்கு போனீங்கன்னா நம்மளே வந்து உணவ ஆர்டர் பண்ணிக்கலாம்.
ம். ம். ஆமா.
அப்படி இருக்குற பட்சத்தில என்ன ஆகும்ன்னா, அங்க உள்ள இருக்கறவங்க வந்து, மிந்தி ஒரு 3 பேரு தேவைப்பட்ட எடத்துல, இப்ப 2 பேரு தான் தேவைப்படுறாங்க.
ஆமா.
ஒரு ஆளோட வேலைய வந்து, அந்த போர்டே வந்து பண்ணிருதுல்ல.
ஆமா, ஆமா. கண்டிப்பா.
ஆ அந்த மாரி அது நமக்கு இ நமக்கு லைன்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல. அங்கேயும் லைன்ல தான் நிப்போம். ஆனா என்னன்னா, நம்ம மனிதனுக்கும், மனிதனுக்கும் உண்டான ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது கொறையுது. மெஷின் அந்த வேலைய செஞ்சுட்டு போறதுனால, அவங்களுக்கு அந்த வேலை பாதிக்கப்படுது.
கெடைக்காது. ஆமா. எல்லா எடத்துலயுமே. அ ஒவ்வொரு எடத்துலயுமே இந்த மனிதர்களுக்கு வந்து கெடைக்கக்கூடிய வேலைகள் பாதிப்புதான், உண்மையிலேயே.
இதே மாரி ம ம். ஆமா. இது போக என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரெய்னே பாத்தீங்கன்னா, இப்ப மெட்ரோ ட்ரெயின்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப முந்தியெல்லாம் டிரைவர வச்சு தான் எல்லா ட்ரெயினும் போய்க்கிட்டுருந்தது. இப்ப வந்து வாகனம் ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுனரே இல்லாம வந்து மெட்ரோ ட்ரெயின்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு.தானாவே அதாவே ஓடுற மாரி.
ஆமா. அ. ஆமா, ஆமா.
அ சென்னையில சென்னையிலேயே இருக்கு. இப்ப புதுசா ஒரு தடத்துல விடப்போறாங்க. அதுல அந்த ட்ரைவர் தேவையில்ல, அந்த இதுக்கு.
ஆமா, ஆமா. பாத்துருக்கேன். ஆமா.
அப்படி இருக்கும்போது என்னன்னா, அது அ மனிதன் இல்லைங்கிற பட்சத்தில ஒரு ஒருத்தரோட வேலைய எடுக்குது. இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, திடீர்னு அந்த ஸ் ஏ. ஐ. ய யாராவது ஒருத்தங்க ஹேக் பண்ணா கூட, அது வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இஷ்டத்துக்கு ஓவர் ரைட் பண்ணி பண்ற மாரி. இதே ஒரு மனிதனா இருந்தான்னு வச்சுக்குங்களேன், அவனோட சிந்தனை வந்து அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து அவன் என்ன ஏ. ஐ. ங்கிறது எப்படின்னா, அது வந்து அதுக்கு இந்த ஒரு இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த உ உணர்ச்சிகள் இருக்காது.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. இதத்தான அவரு இந்த எந்திரன் படத்துல கூட ரஜினிகாந்து சார் வந்து அழகா, அந்த ரோபோட்டுக்கும் மனிதருக்கும் உள்ள வித்தியாசம். அது அழகா சொல்லியிருப்பாரு. அதுதான்
ஆமா. ஆனா இதில இப்ப இப்ப எதிர்காலத்தில எப்பிடி இருக்குன்னா, இப்ப துபாய்ல பார்த்தீங்கன்னு வச்சிக்கங்களேன். கார் ஆல்ரெடி வந்து டாக்ஸி வந்து டிரைவர் இல்லாத டாக்சில்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு இப்பயே.
ஆமா, ஆமா.
அ இது நம்ம ஊருக்கும் எதிர்காலத்தில வர ஆரம்பிக்கும். அப்பிடி இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேல பார்க்கிறவங்களோட அதில உள்ள இது குறைய ஆரம்பிக்கும்.
ஆமா. டிரைவர்லாம் தேவையே இல்ல. அப்பிடிங்கிறமாரி வரும்.
அ டிரைவர்களோட எண்ணிக்க குறைய ஆரம்பிக்கும். இப்ப அ எத்தன பேரு இப்ப சில பேரு என்ன சொல்கறாங்கன்னா, நீங்க ஏஐ சம்மந்தப்பட்டத படிங்க. அது மூலம் ஏஐக்கான வேலைகள்ல போலங்குறாங்க உண்மதான். அ ஆனா, எத்தன பேரால அத படிக்க முடியுது? அது எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் இருக்கான்னா, அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல அந்த அளவுக்கு இருந்ததில்ல. அது தனியார் பள்ளிகளா தான் இருக்கு. தனியார்
ஆமா. ஆமா. ஆமா. இது பெரிய ஒரு ஆமா. தனியார் ஸ்கூல்ல படிச்சு, தனியா கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க படிக்கலாம்.
ஆமா. அப்பிடி இருக்கிறப்ப அத எப்பிடி வந்து எல்லராலையும் படிச்சு சரியா வர முடியும்?
கண்டிப்பா.
அது கஷ்டமான ஒரு விஷயந்தான். அந்த வேலைகள்லாம் பாதிக்கப்படும். இன்னும் பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலைகள்லாம் வந்து இப்ப எதிர்காலத்தில வந்து இப்பலாம் முந்தில்லாம் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு வேலையாள்ன்னு வச்சிருந்தோம். இப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, இப்ப முதல்ல துவைக்கிறதுக்குலாம் வந்து வெளியே நம்ம கொடுப்போம் துணிய.
ஆமா. இப்ப பாத்திரம் விலக்குறக்குலாம் வந்திருக்கு.
ஆ வாஷிங்மிஷின் வந்துச்சு. பாத்திரம் விலக்குறதுக்கு ஏற்கனவே அது மிஷினு ரொம்ப வருஷமா இருக்குது. அத இன்னக்கி எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எல்லாம் வந்து என்னென்னா, மிந்தி வந்து ஒரு வேலைக்கு ஆள்வச்சு தொ தொலக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு பதிலா என்னென்ன மிஷின வாங்கி வச்சா, 1 வருடம் அந்த ஒரு பெண்ணுக்கு குடுக்குற சம்பளத்தில இவுங்க மிஷினே வாங்கிட்டு போயிர்லாமே.
வந்தாச்சு. ஆமா. ம். ஆமா. அது அது யோசிக்கிற மாரி தான இருக்கு. அது உண்மையிலேயே.
ஆமா. ரூ. 45,000 யில ஒரு நல்ல மெ ஒ இயந்திரமே கிடைக்கிது. இது நீங்க ஒரே ஒரு
நீங்க உங்க வீட்ல வச்சிருக்கீங்களா?
ஆமா. நான் எங்க வீட்ல வச்சு அத தான் உபயோகிக்கிறேன்.
அப்படியா! நல்லா இருக்கா அது?
ஆ நல்லாயிருக்கு. அது நமக்கு அது போக எத்தனை தடவ வேணாலும், நம்ம வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கி 3 தடவ உ உபயோகிப்போம். 1 மணி நேரத்தில அது மொத்தமா கழுவி கொ வச்சுரும். சுத்தமா அது சூடான தண்ணியிலயும் கழுவி, வெளிய வரும்போது நல்லா அந்த எப்படி சூடான வெந்நீர்ல கழுவுனமாரி அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும்.
ஓ! ம். பரவால்லையே! ம்.
எடுத்து நம்ம வ வ உபயோகிச்சிக்கலாம். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில்நுட்பத்தோட முன்னேற்றந்தான்.
ஆமா. உண்மதான்.
இப்ப என்னன்னா, வந்து நம்ம இந்த வீட்லயே பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபேனுமே பார்த்தீங்கன்னா, ஏ. ஐ. ஃபேன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேனா இருக்கட்டும், குளிர்சாதனப்பெட்டி.
அ அது எப்படி இருக்கும்?
குளிர்சாதன பெட்டின்னா, ஏ. ஐ. தொழில்நுட்பம் அப்பிடிங்கிற பட்சத்தில என்னன்னா, அது வந்து தானாவே வந்து டெம்பரேச்சர வந்து, வெளிய இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்தமாரி அதுவே மாத்திக்கிடும்.
மாத்திக்கிருமா? சரி, ஃபேனு?
ஆமா. ஃபேனும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க கூளு குளிர் குளிரான நேரன்னா, அதுக்கேத்தமாரி ஸ்லோவா ஆகிக்கிடுது. இதெல்லாம் இப்ப தொடக்கத்தில வரும்போது, விலை அதிகமா இருக்குது. ஆனா, போக போக தொழில்நுட்பம் நமக்கு இலகுவாகும்போது, அது கொறைய ஆரம்பிச்சிரும் விலை.
அ. ஆ! அப்படி வந்துருச்சா! சரி, சரி. இப்பல்லாம் நம்ம போய் ஒரு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப குளிருச்சு அப்படீன்னா நம்ம போய், எந்திரிச்சு போய் நம்ம போய் ஸ்லோ பண்ணீட்டு வருவோம்.
ஆமா. அந்த மாரி தேவையில்ல. அதே வந்து அத ஸ்லோ ஆவிக்கிடுது. நம்ம ஒரு ச டெம்ப நம்ம ஒரு இத்தனை அ வெளிப்புற வெ வெப்பம் வந்து இவ்வளோ இருக்கணும்னு நம்ம குறிப்பிட்டு இருந்தோம்ன்னா, அதுக்கு ஏத்த மாரி அது மாறி செயல்படுது.
சரி, சரி.
ம். இது போக இன்னொரு முக்கியமா என்ன என்ன பார்த்தோன்னா, இப்ப இந்த வீட்டுக்கு தூக்கறதுக்கே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மிந்தில்லாம் வந்து இந்த இது போடுவாங்க. மாப் போடுவாங்கல்ல வீட்டுக்குள்ள சுத்தப்படுத்துறதுக்கு. அதெல்லாம் இப்ப வந்து, அதுக்கப்பறம் வேக்யூஅம் க்ளீனருன்னு கொண்டு வந்தாங்க. ஆனா அது நம்ம தான் இயக்குற மாரி இருந்தது. ஏ. ஐ. மூலம் இயக்கக்கூடிய ஒரு ச ஒரு வட்ட வடிவிலான ஒரு இயந்திரம் இருக்கு. அதை நம்ம ஆன் பண்ணிவுட்டோனா, அதாவே போய் தூத்தி தள்ளிட்டு போயிரும்.
ஆமா. ஆமா. ஆமா. ம். சரி. அது உங்க வீட்ல வச்சிருக்கீங்களா?
இது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து வேலைகள வந்து குறைக்க குறைக்க என்ன ஆகும்னா, நம்ம உடல் பருமன் அதிகமாகும். நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம். சோம்பேறியாவோம்.
ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா.
உடல் சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு.
ஆனா இது வந்து நல்லதுன்னு, சொல் சொல்லுவாங்கல்ல, அ கெட்டதுன்னு தூக்கியும் இது பண்ண முடியாது. நல்லதுன்னு வச்சுக்கவும் முடியாது. அந்த மாரி ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம் நம்ம.
ஆமா நல்லது. இதில நல்லதை விட கெட்டது தான் அதிகமா இருக்கு. நல்லதுங்கிறது யாருக்கு வருதுன்னா முதலாளிகள், தனிநபர், பெரும்பாலான செல்வந்தர்களுக்கு தான் இது உதவியாகும்.
ஆமா. ஆமாமா.
ஒரு சாதாரண மனிதனுக்கு என்னன்னா, அவனுக்கு உண்டான இப்ப இந்தியா போன்ற பெரு இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இத்தனை பேர் இருக்கிற மக்கள் தொகைக்கு வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பா தேவைல்ல.
கண்டிப்பா வேணும். வேலை இல்லாம தானே எவ்வளோ பேர் இருக்காங்க இன்டியாலேயே. அதலா தானே எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க வேலை இல்லாம.
ஆமா. அப்படி. ஆமா. அப்படி இருக்கும்போது என்னன்னா இந்த வேலைக்கான வேலைகள் எல்லாம் இதை எடுத்து ஒரு இயந்திரம் பண்ணும்போது என்ன ஆகும்ன்னா, நமக்கு எதிர்காலத்தில இது ஒரு கேள்விக்குறிய தான் உண்டாக்குது.
கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது எதிர்காலத்திலேயே எஐ வந்து நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றும். அ ஒரு கேள்விக்குறியா தான் மாற்றும். அதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. அப்படிங்கிறத அழகா நெறைய விஷயங்கள் சொல்லி சந்தோஷமா என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
மிக்க மகிழ்ச்சி. நன்றி.